இப்ப பாடல்கள் வந்து நம்ம வாழ்க்கையில இன்றியமைக்க முடியாத ஒரு விஷயம். எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதற்கு ஒரு பாடல்கள் போடுவாங்க. ஏன்னா அதுதான் அந்த சூழ்நிலையும் நல்ல, அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு மாத்தும். சில சமயம் நம்ம நண்பர்களோட போறப்ப நல்லா சத்தமா மு இத வச்சுக்கிட்டு, சவுண்டை வச்சுக்கிட்டு பாடல்கள் கேட்கிறது பழக்கமா இருக்கும். இப்ப இதே நீங்க வந்து உங்க நண்பர்களோட போறப்ப என்ன மாதிரியான ஒரு பாடல்கள் பாடுனா நல்லாருக்கும்? இல்ல எல்லாரும் சேர்ந்து எதாவது பாடல் பாடுவீங்களா? அந்த அனுபவத்தைப் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
ஆ, கண்டிப்பா. அதாவது சின்ன வயசுலேருந்தே இந்த அனுபவம் இருக்கு எனக்கு. ரொம்ப குழந்தைல இல்ல. அ பள்ளி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அவ்ளோவா வீட்ல வந்து பாடல்கள் பார்க்கறதுக்கே அனுமதி இருக்காது எங்க வீடுகள்லலாம். அ ஆமா, அ அப்போ வந்து கொஞ்சம் ஒரு பெரிய வகுப்புகள்லாம் போனதுக்கப்பறம் அ என்னோட தோழிகள்லாம் அந்த பாடல் புத்தகங்கள்லாம் வச்சு படிப்பாங்க. எனக்கு ஆரம்பத்தில
சரிங்க. அப்படியா? சரி, சரி. புரியுது. ஆ! பாருங்க எனக்கு மறந்தே போச்சு. அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா! பாடல் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆமா. அ அதெல்லாம் வாங்கி தரக்கூட எங்க வீட்டில மாட்டாங்க. என் தோழிகள்லாம் அவங்களே வாங்கிப்பாங்களாம். எனக்கு அந்த மாதிரியான அனுபவம் கூட கிடையாது. நானா போய் எதையும் வாங்குனது கிடையாது. அ அப்போ வந்து நான் அது முன் முதல்ல வந்து தனியார் பள்ளியில படிச்சேன். 10ஆம் வகுப்பு தான் அரசு பள்ளிக்கு முதல் முறையா வரேன். அப்போ தான் இந்த மாதிரியான பாடல் புத்தகம்லாம் இருக்குங்கிற விஷயமே தெரியும்.
சரி, சரி, சரி, ம். சரிங்க. இருக்குங்கிற விஷயமே தெரியுது உங்களுக்கு. ம்.
ஆமா. அப்போ இதில என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுருவாங்க. ஆசிரியை வரலைனா அந்த சமயத்தில வர, ஒரு நல்ல பாடல் ஏதாவது அவங்களுக்கு புடிச்ச பாடல அ அந்த பாடல் புத்தகம் வச்சு ஒருத்தவங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. மத்தவங்க கிட்ட அதை குடுப்பாங்க. இது ஏதோ ஒரு ஒரு வேலை மாதிரி எல்லாரும் கோரசா அந்தப் பாட்
சரி. சரி. புரியுது. அதாவது அவங்களுக்கு அந்த இன்னைக்கு காலகட்டத்தில அலைபேசி <blows air> அப்படின்னா, அன்னைக்கு காலகட்டத்தில நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு மகிழ்ச்சியை தந்தது, இல்லைங்களா?
ஆமா, ஆமா. அதுவும் எங்க வகுப்பு வந்து கொஞ்சம் அ கடைசியில இருக்கும். அ ரொம்ப சத்தம் எழுப்புனா கேட்டுரும். ஆனா கொஞ்சம் அமைதியா பாட்னோன்னா வந்து வெளிய கூட கேட்காது. அந்
ஆ. ஆசிரியர்கள் வந்தா அவ்ளோ தான், தோல உரிச்சுருவாங்க இல்லைங்களா? இந்த இதில.
<laughs> ஆமா. எங்களுக்கு நிறைய நேரம் ஆசிரியர்கள் வரமாட்டாங்க. அதுதான் நாங்க போய் போய் கூப்டுட்டு வருவோம். அவ்வளோ தூரத்தில இருக்குனு நடந்து கூட வரமாட்டாங்க. அந்த மாதிரியான அனுபவம்லாம் வரும். அப்போ, "சரி நம்ப வந்து இந்த பாட்டு பாடலாம்" அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, தெரியாதவங்கலாம் அந்த பாடல் புத்தகம் அ பார்த்து அது பின்னாடி சுத் ஆமா, சுத்தி நின்னுக்குவாங்க. ஏன்னா ஒன்னுதான் இருக்கும். யார்க்கிட்டயா ஒருத்தர் கிட்ட தான் இருக்கும். தெரிஞ்சவங்கலாம் வந்து ஒரு முன்னணி பாடகர்கள் மாரி, நாங்கலாம் கோரஸ் மாதிரியும் பாடல்களா பாடுவோம். எனக்கு முதல்ல வந்து நண்பர்களே அவ்ளோவா கிடைக்கல. ஏன்னா நான் புதுசு. அதுவும் ஒரு தனியார் பள்ளியிலருந்து வந்தனால என்னை ஒரு வேற்று கிரகவாசி மாதிரியே பார்ப்பாங்க.
புரியுது. சரி. புரியுது. ம். வச்சுக்கணும் கைல. ம். <laughs> ஆமா. ஒதுக்கி வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன இது இருக்கும். "இவள சேர்த்துக்கலாமா? இல்லை சேர்த்துகிட்டா இவங்க எப்படி உங்க கூட பேசுவாங்க?" அந்த மாரி சில மனமாற்றங்கள்லாம் நடக்கணும். இல்லைங்களா? அந்ததுல.
<laughs> ஆமா. அது ஆசிரியர்களுக்கே இருந்தது. அ "நீ என்ன தனியார் பள்ளியில இருந்து வந்தா நீ மேதாவியா?", ஏதாவது ஒரு நான் டவுட் கேட்டா கூட இதை சொல்லுவாங்க. அ "அமைதியா உட்காரு, பேசாத வாய மூடு" இந்த மாதிரிலாம். எனக்கு இதெல்லாம்
சரி. இது என்ன? "நான் தனியார் பள்ளியில இருந்து வந்தா, நான் என்ன பண்ணப்போறேன்?" அப்படின்னு உங்களுக்கு தோனி இல்லைங்களா?
ஆமா. எனக்கு ஒரு முதல் அனுபவம் தான். ஆனா, நெறைய படிப்பினை கிடைச்சது அங்கே போயி, ஆ அதுக்கப்புறம் கொஞ்சம் சகஜ நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த அனுபவம்லாம், பாடல் வந்து எனக்கெல்லாம் அது ஒரு பெரிய புரட்
புரிது. அந்த கலந்துரையாடல் ஆரம்பிக்கிறப்ப தான், அந்த இதெல்லாம் வருது. ம்.
ஆமா. எனக்கு வந்து வாழ்க்கையில பண்ண ஒரு பெரிய புரட்சி மாதிரி இதெல்லாம் இருந்தது. ஏன்னா வீட்டில பாடல்களே நம்ம திரைப்பட பாடல்கள் பாடினாலே எங்க அப்பாக்கு பிடிக்காது. டிவிலேயும் நம்ம பார்க்கறதுக்கான அனுமதி இருக்காது. சில படங்கள் பழைய படங்களா அவங்களே தேர்ந்தெடுத்து போடுவாங்க. அப்போ இதெல்லாம் எனக்கு ரொம்
<laughs> புரியுது. சரி. அதை மட்டும் தான் நாம பார்க்கற மாரி இருக்கும், இல்லைங்களா? ம்.
ஆமா, ஆமா. அதனால இது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இது வந்து ஆ 12ஆம் வகுப்பு வரைக்கும் தொடர்ந்தது. அப்ப வந்து இந்த முஸ்தபா முஸ்தபா பாட்டு தான் வந்து தோழமைக்கான ஒரு பாடல் அப்படின்கிற மாரி இருக்கும்.
ரொம்ப எல்லா பக்கமும் பரவலா கேட்கப்பட்ட ஒரு பாடல்னு கூட சொல்லலாம். இல்லைங்களா?
ஆமா. அது வந்து, இப்படியே மனப்பாடம் பண்ணி, அந்த அதுவும் நம்ம 12ஆம் வகுப்பு பள்ளிய விட்டு போகப்போறோம்ங்க போது தான் நமக்கு அப்படியே அந்த தோழமை வந்து பொங்கி வரும். நம்மள விட்டுட்டு போ
அந்த <laughs> மனசுக்கு ஒரு கனத்த வ இதயம் வந்து உருவாகுது, இல்லைங்களா? அந்த இதில.
கண்டிப்பா. எங்க அப்பா அம்மா எல்லாம் அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. "அ பரீட்சை வர போதேன்னு, நாங்கள்லாம் கவலையில இருக்கோம். உங்களுக்கு என்னன்னா வேற ஏதோ கவலையில இருக்கீங்க", அப்படின்னுவாங்க. அந்
<chuckles> அவங்களுக்கு எப்பவுமே நம்ம படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும். நமக்கு வந்து பழகுன நண்பர்கள் பிரிஞ்சு போறாங்க, அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருக்கும்.
ஆமாம். அப்போ வந்து ஒரு வாட்டி, இந்த இந்த பாடல் வந்து அதாவது கடைசி நாட்கள். பள்ளியோட கடைசி நாட்கள், நாங்க வந்து அ ஃபேர்வெல்‌க்காக சில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேலைகள்லாம்.
சரி, சரி. ம். ஆமா. அன்னிக்கு இந்த ப சாப்பிடுறது, எல்லாரோடையும் புகைப்படம் எடுத்துக் கொள்றது, இந்த மாரி இருக்கும் இல்லைங்களா? அந்த நாளன்னைக்கு.
ஆமா. அது வந்து அதுக்கு ஒரு 1 வாரம் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆ ஆனா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் விடுமுறை. அன்னைக்கு ஃபேர்வெல்க்கும் நம்ப தான் எல்லா வேலைகளும் செய்யணும். நமக்கு இப்ப தனியார் பள்ளிகள்லாம் பள்ளிகளே பண்ணுவாங்க, இல்ல நம்மளுடைய ஒரு சின்ன வகுப்புகள் சேர்ந்து நமக்கு பண்ணுவாங்க. ஆனா இது அரசு பள்ளியினால நம்பளே தான் எல்லா வேலைகளும் செய்யணும். அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டிருக்க நடுவில வந்து, திடீர்னு யாரோ ஒருத்தர் இந்த பாட்ட பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ உடனே ஆமா ஏதோ நாங்க இதுக்கப்புறம் வாழ்க்கையில பார்க்கவே போறதில்ல போல. எல்லாரும் ஒருத்தர் தோள் மேலே ஒருத்தர் கை போட்டு, ஒரு வட்டமா நின்னுட்டு, சத்தமா பாட ஆரம்பிச்சு, எல்லாரும் அழுது அது வந்து எங்க தலைமை ஆசிரியர்களோட அறை வரைக்கும் கேட்டு ஆமா.
சரி. ஆமாங்க. ஆமா. புரியுது. எந்த பாட்டு? "முஸ்தஃபா முஸ்தஃபா" சொல் சரி, சரி. ம். கேட்ருச்சு. அந்த இதில. கேக்கறப்பவே ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமா இருக்கு இது. ம். இது.
<laughs> ஆமா. அந்த அந்த ஒரு மொமெண்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு அவ்வளோ சிலர்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் அவங்கள பார்த்து எனக்கு பயம் கூட, என்னோட வகுப்பில இருந்தவங்கள. ஏனா படிக்க மாட்டாங்க, சில விஷயங்கள் சொன்னா, ஆசிரியர் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. அ அவங்களலாம் ஏன் இப்படி இருக்காங்கன்ற மாதிரி நானும் அவங்களோட அவ்வளோ பழகினதே இல்ல. ஆனா கடைசி அந்த ஓரிரு மாதங்கள் வந்து அந்த பெரிய மாற்றம் அவங்க கிட்டேயுமே நான் பார்த்தேன். அ எல்லாரோடையும்
சரி. ஓ. புரியுது. புரியுது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து இது அவ்வளோ தான் முடிய போகுது. இந்த க கனவு மாரி இருக்கிறது வந்து சீக்கிரமே களையப் போகுதுங்கற எண்ணம் வந்து வரதுனால, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள எதிர்கொள்றாங்க, இல்லைங்களா?
ஆமா. உண்மைதான். அப்போ இ வந்து எல்லார்கிட்டேயும் பழகுறாங்க. நாங்கள்லாம் சேர்ந்து அ குழுக்களா படிப்போம். அப்போ அந்த மாரி "எனக்கும் சொல்லி தாங்க." அப்படிங்கிறாங்க. 'அ பாஸ் ஆச்சும் ஆகணும்' அப்படின்னு ஆசை படுறாங்க. நெறைய வீடுகள் வந்து திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. அந்த மாரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கும்.
ஆமா, நெறைய. ஏன்னா பெண்கள் அந்த காலத்தில வந்து முடிந்த அளவுக்கு அந்த 10 படிக்கறதுங்கறதே பெரிய விஷயம். 12அ தாண்டிட்டாங்கன்னா பெரும்பாலும் திருமணம் தான் பண்ணி வப்பாங்க அவுங்
ஆமா. அ என்னோட ஒரு தோழி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அ திருமணமே ஆச்சு, அதாவது அந்த பள்ளி நாங்க முடிக்கிறதுக்குள்ள அந்த பன்னிரெண்டாம் வகுப்பப்பவே திருமணமே ஆச்சு. நாங்க திருமணத்துக்கு எல்லாரும், அந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு யூனிஃபார்ம்லே போறோம். அன்னைக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது. அ அப்படியே வீட்லேருந்து எல்லார்கிட்டேயும் முதல்லே அம்மாக்கள் கிட்டெல்லாம் சொல்லிட்டு, அ யூனிஃபார்ம்லே கூட போனோம். அந்த நினைவு கூட எனக்கு இருக்கு. அப்போ ஆனா இது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணமா மாறுச்சு. எல்லாரும் ஒரு வகுப்புல இருக்க எல்லாரும் சேர்ந்து வந்து, அப்படியே பாடிட்டு நாங்கள்லாம் ஒரே அழுதுட்டுருந்தோம். எங்க தலைமை ஆசிரியர் வந்து "ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொன்னீங்க. இங்க வந்தா என்னம்மா அழுதுட்டு இருக்கீங்க? என்னதான் ஆச்சு?" அப்பறம், அவங்க கிட்ட சொன்ன உடனே, அவங்களூம் வந்து அவங்களோட பள்ளி நாட்களெல்லாம் நினைவு கொண்டு, அத பத்திலாம் எங்க கிட்ட பேசினாங்க. "அ இதெல்லாம் ரொம்ப இனிய நாட்கள். நீங்க வந்து தொடர்பில இருக்க முயற்சி பண்ணுங்க." அப்படி இப்படின்னு எங்களுக்கு நெறைய அறிவுரைகள்லாம் சொல்லிட்டு
அடடா. ம். சரி. சரி. சரி. புரியுது. ம். ம். <laughs> அவுங்ககிட்ட. ஒரு அது ஏன்னா, நாம வந்து அந்த பாடல் அப்டிங்கிறது கடந்து போன அந்த காலங்கள நமக்கு நினைவூட்டுது. ஏன்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கள்ல ஒரு 10 வருசம் கழிச்சு நீங்க அத வந்து 15 வருடம் கழித்து அத நினைச்சாக்கூட, உங்களுக்கு இந்த உடம்புலாம் புல்லரிக்கும். ஏன்னா, இப்ப அவங்க கால ஓட்டத்தில பெரும்பாலும் யாருடனும் நாம பேசமாட்டோம். கடந்து போயிருப்பாங்க. இந்த பாடல்கள பாடுன அந்த மொமென்ட்ஸ் மட்டும் தான் நம் வாழ்க்கையில ஏன்னா, லைஃப் அப்டிங்கிறதே, கலெக்க்ஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்டின்னு தானே ஆங்கிலத்தில சொல்வாங்க, இல்லைங்களா? அந்த மாரியா ன ஒரு விஷயம்ங்கிறப்ப, இது கேட்கிற எனக்கே இவ்வளோ நெகிழ்ச்சியா இருக்கப்ப, இன்னைக்கும் அது உங்களுக்கு ஒரு நல்ல இதா தான் இருக்கும், இல்லைங்களா? ம்.
ஆமா. ஆமா, உண்மையாவே. நான் ஏன்னா, அரசு பள்ளியில போட்டப்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆரம்பத்துல என்னால அந்த சில விஷயங்கள ஏத்துக்கவே முடியல. சுத்தமின்மையா இருக்கட்டும். ஆசிரியர்களே வரது கெடயாது. வந்தாலும், அவங்க நெறையா அ தமிழ் வழ் அ வழி கல்வி படிச்ச ஆசிரியர்கள் வருவாங்க. அவங்க பேசுறது எனக்கு ஒன்னுமே புரியாது. ஆமா. அந்த மாறி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்பறம் வந்து நான் எனக்குன்னு ஒரு நண்பர்கள் வட்டம் கெடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா போக ஆரம்பிச்சேன். 12ஆம் வகுப்பெல்லாம், ஐயோ! நான் இவங்களலாம் மிஸ் பண்ண போறேன்ற அளவுக்கு, அப்படியே ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையில மாற்றப்பட்டுச்சு. அ. அதுக்கப்
ஆமா. ஆம். சுத்தமா புரியாது உங்களுக்கு, அந்த இதுல. சரி. <laughs> புரிது. நீங்க இந்த மாரி இப்ப இந்த பாட்டு பாடுனது க பள்ளி காலத்தில சொன்னீங்க. இதே வந்து கல்லூரி ப காலத்திலேயோ, இல்ல எங்கயாவது இந்த சுற்றுலாலாம் போவீங்கள்ல, அப்பல்லாம் இந்த பாட்டு பாடி, டான்ஸ் ஆடிட்டே போவாங்க. அந்த மாரி ஏதாவது அனுபவம் இருக்கா, உங்களுக்கு?
ஆ கல்லூரியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி நட்பு ரீதியான பாடல்கள், அ பெண்ணியம் சார்ந்த பாடல்கள் வந்து நாங்க பாடுவோம். நான் ஒரு வருடம் தான் கல்லூரியில படிச்சேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைனால, வேலைக்கு போயிட்டேன். அந் அந்த ஒரு வருடம் வந்து நெறைய பாடல்கள். அ அதுவும் எங்களுக்கு வந்து மாலை நேர கல்லூரி. அ நகரத்திலயே ரொம்ப பெரிய கல்லூரி. அ ஆசிரியர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஆனா சில நேரம், கடைசி வகுப்பு வந்து இல்ல அப்டின்னா மாலை நேரம் ஆயிடும். அப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க. சரி நீங்க கொஞ்ச நேரம் வந்து மத்தவங்க நோட்ஸ் எல்லாம் அ பார்த்து வந்து ப்ரெப்லாம் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் கெளம்புங்கன்னு. நம்ம எங்க உட்காந்து கடைசி வகுப்புல நோட்ஸ படிக்கறது. எல்லா வ
சரி. சரி. புரியுது, புரியுது, அது காலகட்ட சரி. புரியுது. ஹே. <laughs> நமக்கு அந்த இதுவே இருக்காது. "அப்பா ஒரு வழியா முடிஞ்சது," அப்டின்னு நிம்மதியா, தளர்வாக இருக்கணும் அப்டிங்கிறது தான் நம்மளோட எண்ணமா இருக்கும். இல்ல?
ஆமா. அப்ப வந்து, ஓரளவுக்கு எல்லார்கிட்டயும் தொலைபேசி இருக்கு. அப்போ தொலைபேசிய ஒலிக்க விட்டுட்டே, அ கூடவே சேர்ந்து கோரஸா வந்து எங்க வகுப்பே பாடுவோம்! அப்போ சீனியர் அக்காக்கள்லாம் வந்து திட்டுவாங்க. அந்த மாதிரி அனுபவம் எல்லாம் வந்திருக்கு! ஆசிரியர்கள் கூட கொஞ்சம் விட்டுருவாங்க. <tsk> "ஏதோ பசங்க அ சந்தோஷமா இருக்கட்டும்."
சரி, சரி. ஆ. அது நல்லது சரி. நானும் பண்ணே சந்தோஷமா இருக்கட்டும்னு போயிருவாங்க அவுங்க, இல்லைங்களா? ம்.
ஆமா. ஆனா வந்து இந்த 3ஆம் ஆண்டு அக்காக்கள்லாம் வருவாங்க. வந்து அப்டியே முறைச்சு நின்னு முறைப்பாங்க. வந்துட்டு ஏதாவது, ஆங்கிலத்தில திட்டிட்டு போவாங்க. "நாங்கலாம் 1 ம் ஆண்டு எவ்ளோ ஒழுக்கமா இருந்தோம், உங்களுக்கெல்லாம் என்ன அப்டின்"
ம். <laughs> நீ என்னனனு என்னாச்சு எப்டி இவ்ளோ திமு ஏன்னா, அந்த அ ஜென்ரேஷனல் கேப்புங்கிறது, 10 வருஷத்துல வராம, ஒரு காலகட்டத்தில எப்டி ஆயிடுச்சுன்னா, 4ஆம் ஆண்டுக்கும் 2ஆம் ஆண்டுக்குமே ஒரு பெரிய மாற்றம். 4ஆம் ஆண்டுக்கும் 1ஆம் ஆண்டுக்குமே ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது, இந்த தகவல் தொழில்நுட்பத்தினால மாற ஆரம்பிக்குது இல்லைங்களா? பெரும்பான்மையான இடத்தில். இன்னைக்கு காலகட்டம்லாம் எப்படி வந்து அவங்க பள்ளி பருவத்தில இந்த பாடல்கள்லாம் பாடுவாங்கங்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப குறைவு. ஏன்னா எல்லாரும் அவங்க மண்டைய வந்து இந்த அலைபேசிக்குள்ள தானே கொண்டு போய் உட்டுருக்காங்க, இந்த இதுல.
ஆமா. ஆ <laughs> ஆமா. அது அது அப்பவே வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். இன்னொன்னு வந்து நமக்கு எவ்ளோ ஞாபக சக்தி இருந்திருக்கு, நம்ம இப்ப யோசிச்சி பார்த்தா பிரமிப்பா இருக்கும். இப்ப சாதாரணமா தேவையான விஷயங்கள் கூட மறக்குது.
ஆமா. சரியா சொன்னீங்க. ஆமா.
<chuckles> அதேமாதிரி
ஆனா வந்து, அந்த பாடல் வரிகள் ரொம்ப கடினமா இருக்கும். சரிங்களா? அத வந்து நாம அத மனப்பாடம் செய்றக்கே ஒரு பெரிய பிராயச்சித்தம் வந்து பண்ண வேண்டியதா இருக்கும், எப்படியாது அப்படீங்கிறப்ப. இன்றைய காலகட்டத்துல யாரும் பாடல் வரிகள அப்படி மனப்பாடமும் பண்றதில்ல, அவுங்க பெருசா பாடுற மாரி சம்பவங்களும் பாத்தது இல்ல. நான் ஒரு முறை வந்து, என்னுடைய மாணவர்கள வந்து நான் கல்லூரில பேராசிரியரா பணிபுரியறப்போ, வருஷ வருஷம் இன்ப சுற்றுலா கூப்டு போணும் அவங்கள, சரிங்களா? அப்ப கூட்டிட்டு போறப்போ, அவங்க எல்லாரும் என்ன பண்ருவாங்கன்னா, இந்த போய்ட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டிருக்கோம், அவங்களுக்கு என்னன்னா அதுதான் 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டுல நாங்க கூப்ட்டு போ மாட்டோம், இந்த சுற்றுலா அப்படிங்கிறதெல்லாம். அது முடிய கொஞ்சம் நல்லா எல்லாம் சந்தோஷமா பேசி தான் வந்துகிட்டு இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரி வரப்போது, நெருங்குகிறோம் அப்படிங்கிறப்ப, நான் வந்து ஒவ்வொருத்தரையும் இறக்கி விடணும், ஊருக்கு வெளியிலருந்து. அ என்கிட்ட அந்த ஒரு படிவம் இருக்கும், யார் யார பெண்கள எங்க இறக்கி விடணும், அவங்க அப்பா அம்மா வந்துருக்காங்களான்னு. அதுக்கு இன்னும் ஒரு 15, 20 நிமிடம் இருக்குங்கறப்போ, அப்ப வந்து அவங்க பாட்டு பாட ஆரம்பிக்குறாங்க. திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு பையன் நல்லா ஒரு பொண்ணு நல்லா பாட்டு பாடுவா. அந்த பையன் பாட்டு பாடுறான். கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்க அப்படீனா, பசங்களும் கூட சேர்ந்து பாடுறாங்க. அது வேணா அதாவது நீங்க சொன்ன மாரி தான். இந்த மாரி, "இவங்கலாம் கொஞ்சம் ரக்கடான பாய்ஸ், இவங்க இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க." அப்படின்னு இருக்கவங்க கூட பார்த்தீங்க அப்படினா, அந்த பாடல் வந்து அவங்க மனத மாற்றுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இது வந்து முடியப்போது. இதுக்கப்புறம் வாழ்க்கைல இந்த மாரி சம்பவங்கள் ஏன்னா நம்ம ஒரு முறை தான் கல்லூரி படிப்போம். சின்ன வயதுல தான் படிப்போம். அதுக்கப்புறம் திரும்ப அந்த காலங்கள் வரப்போறது இல்லங்கறனால, இது வந்து யாராக இருந்தாலும், நாம அந்த மாரி ஒரு சூழ்நிலைகள கடந்து தான் வர்றோம் இல்லைங்களா, இந்த இதுக்கு.
ம்ஹ்ம். <laughs> ஓ! ம்ஹ்ம். ஓ. ம்ஹ்ம். கண்டிப்பா. ம்ஹ்ம், <chuckles> ஆமா. கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். <tsk> அது எதிர்பாராம நடக்குற விஷயம் தான். ஆனா அந்த ஒரு நொடி வந்து ரொம்ப அழகா இருக்கும்.
இப்ப இது உண்ம. புரியுது, புரியுது. இப்ப இவ்ளோ நேரம் வந்து நீங்க இந்த, நண்பர்களோட பாடுன அனுபவங்கள் எப்படி இருந்தது. அது உங்க பள்ளி காலத்துல நீங்க அந்த தோழிகளோட பாடுனது. எந்த மாதிரி பாடல்கள நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, அந்த பாடல் புத்தகம்லாம் நான் மறந்தே பல வருஷம் ஆச்சு. அதெல்லாம் நீங்க சொன்னப்ப எனக்கு என்னோட நினைவுகள்லாம் வந்தது. உங்களோட பள்ளி காலங்கள் வந்து நானும் கூட வந்து பாத்த மாரி, அந்த "முஸ்தஃபா சாங்" இதெல்லாம் நல்லா இருந்தது. உங்களோட அனுபவங்கள பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி.
<laughs> உங்களோட பேசினதுல எனக்கும் மகிழ்ச்சி. உங்க நேரத்திற்கு நன்றி.